அப்ப வந்து என்ன பண்ணனும்னா, நாம பேசுறது பேசி முடிச்சிட்டோம் இல்லையா? அவுங்களுக்கு சிந்திக்கறதுக்கு ஒரு கால ந அவகாசம் குடுத்தே ஆகணும். அப்போ அந்த எடத்துல அவுங்க யோசிப்பாங்க. அதுக்காக நம்ம போய்ச் சண்டை போட்டோம்ன்னு வச்சுக்கோங்களேன், அவுங்க ப்ப, "நான் புடிச்ச முயலுக்கு 3 காலுதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவாங்க. அந்த டயத்துல நீங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா? டயத்தை என்ன பண்ணிக்கணும்னா, கொஞ்சம் விட்டுக்குடுக்கணும், நா அப்படித்தான் விட்டுக்குடுத்தேன். இப்ப நான் சொன்னவுடனே அவுங்க ஒத்துக்கலை. ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் சொன்னேன். "ஆ, அதெல்லாம் ஆகாது, ஆகாது!" அப்படி சொல்லி முடிச்சிட்டாங்க. "சரி, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மேல, மெல்லமா, மெல்லமா ஒரு அப்படி இப்படி போகும்போது, வரும்போது அப்படி இப்படி பேசிக்கொடுத்துக்கிட்டே, அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன ஒரு 8 மாசம் கழிச்சு நான் ஆரம்பிச்சேன். அய் அந்த 8 மாசம் கழிச்சு ஆரம்பிச்சேன் தெரியுமா? அந்த முயற்சியிலதான் எனக்கு வெற்றி கெடைச்சுச்சு. அதுக்கானா கால அவகாசத்தை அவுங்களுக்கு நம்மக்கு குடுத்தாதான், நம்ப குடுத்தாதான் அவுங்க யோசிக்கிறதுக்கும் இருப்பாங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அந்தப் போட்டி போடுற மனப்பான்மைக்குள்ள போயிடுவாங்க. "என்னா நீ! நான் சொல்றதை கேட்க மாட்டியா? கொள்ள மாட்டியா?" அப்டின்னு அந்தக் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வந்துரும்.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா அழகா சொ ஆ, புரியுது, புரியுது. ஓ, சரி. ஓ, சரி. கண்டிப்பா கண் இப்போ வந்து இல்லைங்க. இப்போ உங்களுக்கு வந்து "இது வந்து எங்களோட வாழ்க்கை. எனக்கும் என் கணவருக்கான வாழ்க்கை. இதுல வந்து நீங்கத் தலையிடாதீங்க ஆ இல்லன்னா, இவுங்க நீங்க ஏன் ரொம்ப தலையிடுறீங்க?" அந்த மாரி உங்களுக்குத் தோணல் இருந்துச்சா? இல்லாட்டி. ஆ
இ இல்லங்க, கணவர் கணவர் வந்து, அவுங்க குடுத்தவங்கதானே கணவர். இல்லன்னா கணவர் எங்கேருந்து வந்திருக்கப்போறாங்க? சொல்லுங்க! அதுக்காக நான் கண்டிப்பா நான் வெயிட் பண்னேன்தாங்க. நான் வந்து அவங்கள எதுத்து செய்யணும், எதிரா முடிவு எடுக்கணும், அப்படிங்கிற ஒரு ஒரு நொடி கூட யோசிச்சதே கிடையாது. அதுனாலதான் எனக்கு ஏன்ன என் பேருல என் மாமியாருக்கும், என் மாமனாருக்கும் ஒரு மரியாதை இருக்கு.
கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டி கண்டிப்பா. சரி, அழகா சொன்னீங்க. கண்டிப்பா. கண்டிப்பா, கண் கண்டிப்பா, கண்டிப்பா.
"அவ விட்டுக்குடுக்க மாட்டா என்னைய" அப்படிங்கிற ஒரு மரியாதை இது முடியவே இருக்கு.
கண் அந்தக் நம்பிக்கையும் நீங்க குடுத்திருக்கீங்க, அழகா அவுங்களுக்கு <chuckles>
ஆமாங்க, ஆமாங்க. அது கொஞ்சம் கால அவகாசம் மட்டும் கொஞ்சம் நீண்டிட் குடுத்தா, அவுங்க கண்டிப்பா நம்பளோட முடிவுக்கு வருவாங்க.
தேவப்பட கண்டிப்பா. அவுங்க வேற என்ன பண்ண முடியும்? நம்ம பசங்கன்னு ஆயிட்டாங்க. அதனால கண்டிப்பா ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ஒரு பயம், ஒரு இது இருந்தாலுமே, அ கடைசியில நம்ம பசங்களுக்காக எறங்கி போணுன்ற ஒரு மனசு வருதுன்னு சொல்றீங்க தானே?
ஆமாங்க, ஆமாங்க.
ம் அழகா சொன்னீங்க, நீங்க குடும்பத்துல இருக்கிற தலையீடு எப்படி இருக்கும்? அதை நம்ப எப்டி சமாளிச்சு கொண்டு வரணும்? உங்க குடும்பத்துல எப்டி இருந்துச்சு? அதை நீங்க எப்டி அழகா, உங்களுக்குத் தேவையானதை நீங்க அவங்க கிட்ட இருந்து பேசி எடுத்துக்கிட்டீங்கன்றத, அழகா சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துது. நன்றி!
உங்கள்ட்ட கருத்த பகிர்ந்துட்டதுக்கும் மிக்க நன்றி!